கண்டிப்பா. அதாவது இந்த தொலைபேசின்றது, அதில என்ன பாக்குறாங்கன்றதுக்கான சந்தோஷமோ, துக்கமோ அது அவுங்கள மட்டுமே சார்ந்திருக்கும். இப்போ ஒரு தொலைக்காட்சியில குடும்பமா பாக்கறோன்றப்போ, ஒரு நெறைய விஷயங்கள பேசி, சிரிச்சு, ரசிச்சு, ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கிட்டு கருத்துக்கள, ஒரு ஒரே ஆ குடும்பமா, ஒரே நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா? நீங்க ஒரு ம்.
ம்ஹும். கண்டிப்பா. ம். ம்ஹும். கண்டிப், இப்ப இந்த பழக்கவழக்கங்களை வந்து, ஒரு இந்த ஓ ஒரு வாரம் வந்து ட்ரையல் பண்ணி அதை நிப்பாட்டிட்டு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம முன்னோடிகளா இருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு விஷயங்களை நிப்பாட்டணும்ன்னா, பெரியவங்க வந்து அதை உபயோகிக்காம இருக்கணும். இல்லையா?
ம். ஆமா ஆமா, கண்டிப்பா. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ப சொல்லிக் குடுக்கிறத தான் வந்து அவங்க வந்து பின்பற்றுவாங்க. நம்ப என்ன செய்றோமோ கண்டிப்பா, அத தான் அவுங்க வந்து செய்யப்போறாங்க.
ம்ஹும். சரி சரிங். ம்ஹும்.
இதைத் தாண்டி, நாம்ப வந்து என்னெல்லாம் செய்யலாம். அதாவது தொலைபேசி வந்து எதுக்காக பயன்படுதுன்றது மொதல்ல பெரியவங்களுக்கே வந்து பெரிய ஆ இது இல்ல, ஒரு விழிப்புணர்வு இல்லை. மொதல்ல எதுக்காக இதை கண்டுபிடிச்சோம். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கிட்ட பேசுறதுக்கு. ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறதற்காக. அதுக்கப்புறம் நெறைய சோசியல் மீடியா ல, அதாவது இன்னொருத்தரோட நாம்ப எப்படி வந்து உணர்வுகளையும்
ஆமா, ஒரு கண்டிப்பா. ம். தொடர்பு கொள்றதுக்காக. ம். அ. அதுக்கப்புறம் வீடியோ வர ஆரம்பிச்சது மொதல்ல.
ஆமா. இப்போ இந்த வீடியோன்னோன தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. இதில வர நெறைய வீடியோக்கள் பாத்தீங்கன்னா, நெறைய நம்பகத்தன்மை இல்லாமலும் இருக்கு.
ம். ம்ஹும். ம். என்ன மாரி?
இல்லை. அதாவது அவுங்க ஒண்ணு போட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அத வந்து வேற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு போட்டுருப்பாங்க. அத நாம்ப வந்து
ம். ம்ஹும். ,ஆ அதாவது அவங்க அந்த டைட்டில பாத்து உள்ள வந்து வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக, தவறான ஒரு டைட்டில போட்டு ஆளுங்கள இழுக்கிறது, இல்லையா?
ஆமா.